பொதுவாவே நம்ம வந்து அ ஒரு "பாதுகாப்பா இருக்கணும்." அப்டின்னு தான் நெனைப்போம். ஆனா, அதையும் மீறி ஒரு சில நேரத்தில வந்து இந்த ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்ல அவசர நிலையோ வந்துடும். அந்த மாரி நேரத்தில உங்களுக்கு யாரையாவது காப்பாற்றியிருக்குறாங்களா? அந்த மாரி சம்பவம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க.
ம். ம்ஹ்ம். ம். ம். <clicks tongue> நாங்க வந்துட்டு வாரம் ஒருக்கா வாய்க்கால்ல துணி துவைக்கிறதுக்கு போவோம். அ கொஞ்சம் ஆழம் அதிகமான வாய்க்கால் தான். அதாவது நீளமும் அதிகமா இருக்கும், ஆழமும் அதிகமா இருக்கும். அ முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்து அங்க நீந்தவே மாட்டாங்க. அ நீச்சலே தெரிஞ்சாலும் போயிட்டு தொவச்சுட்டு வந்துருவாங்க. ஓரத்திலே நீந்திக்கலாம் அ ஓரமாவே போய்ட்டு வரலாம். ஏன்னா, ஓடிட்டு இருக்கறது தண்ணி அது.
சரி. ம்ஹ்ம். சரி, சரி. அதாவது, ஆற்று தண்ணீங்களா அது?
வாய்க்கால் ஆனா. அ ஆத்துலந்து வர வாய்க்கா தண்ணீ. அ ஓடிட்டு இருக்கும் தண்ணி.
ஓ! சரி, சரி. ஆஹ. சரி.
ம். அதனால, ஓரமா தான் எல்லாரும் நீந்திட்டு இருப்பாங்க. நானும் வந்து ஓரமா தான் நீந்திட்டே. எப்போ போனாலும் தொவச்சுட்டு அலசிட்டு அ ஓரமா நீந்திட்டு அப்டியே அதே அந்த ஓடை போற திசையிலே நீந்தி போய்ட்டு, ஏறி அப்புறம் வந்துறது.
ம்ஹ்ம். சரி, சரி.
அ இந்த மாரி தான் பண்ணிட்ருந்தேன். அ அன்னைக்கு 1 நாள் என்னாச்சு அப்டின்னா, அ நீச்சல் பழகுறவிங்களும் ஓரமா தான் நீச்சல் பழகிட்டு இருந்தாங்க. ம். ஆனா நான் பார்த்த அன்னைக்கு என்னாச்சுன்னா 1 சின்ன பையன் என்ன விட சின்ன பையன் அ வாய்க்கால்ல கடந்து போய்ட்டான். அத் அதாவது நீச்சல் பழகிட்டு இருக்கற பையன்.
சரி. ம். ஓ, சரி.
ஆ கடந்து போனதுக்கப்புறம், இந்த கரையிலருந்து, அந்த கரைக்கு போனத பார்த்தவுடனே, "அடடா! அப்ப ஈஸியாதான் இருக்கமாட்டிருக்குது" அப்பிடீன்னு நினைச்சுட்டேன். <laughs>
<laughs> ஓ! அதாவது ஒரு சிறுவன் பண்ணத பாத்து, உங்களுக்கு வந்து, ஒரு ஆர்வம் வந்துட்டு, போயிட்டு இருக்கிறீங்க. ஆ.
ஆமா. அ அதாவது, "ஈஸியாதான் இருக்குமாட்டிருக்கு. பரவாயில்லியே! ம் ந கத்துக்கிறவங்களே வந்து போய்ட்டாங்களே, அந்த பக்கம்," எனக்கு வந்து சொல்லி, சொல்லி வச்சிருந்தாங்க. அ "கிராஸ் பண்ற வேலையே இருக்கக்கூடாது" அப்பிடீன்னு தான் சொல்லி வச்சிருந்தாங்க. <laughs> ம்.
ம். சரி. <laughs> அ ஆனா, உங்களுக்கு நீச்சலு பழகியிருக்கிறீங்களா, முன்னவே?
எனக்கு கிணத்து நீச்சல் தான் தெரியும். <laughs> அதாவது நின்னுட்டிருக்குற தண்ணீல தான், அடிக்க தெரியும்.
ஆ தெரியுது. ஆமா. ஏன்னா, ஓ ஓடுற ஆமா, ஓடுற தண்ணீல நீந்தறதுனா, அது, கொஞ்சம் கஷ்டம் தான் அது.
ஆமா, ஆமா. ஆ அதனால தான் என்ன வந்து, இவுங்க "அங்கே போக்கூடாது. போக்கூடாது"ன்னு சொல்லி வச்சிருந்தாங்க.
ஆஹா, ப அப்
ஆனா, இத பாத்துட்டு என்ன பண்ணிட்டேன்? பாத்தியா எல்லாரும் நீந்த எல்லாரும் போறாங்க, எல்லாரும் போறாங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்பவும் வந்து வீட்ல விட "போவே கூடாது" அப்பிடீன்னு சொல்லிட்டாங்க. ம் அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டேனா, "நான் போயிட்டு, முடியலீனா, திரும்பி வந்துடுறேன்" அப்பிடீன்னு நான் சொன்னேன். அ "நான் பாதி தூரம் போறேன். அ கடந்துட்டேன்னா, அந்த பக்கம் போயிடுறேன். இல்ல, முடியலீனா, திரும்பி வந்துடுறேன்" அப்பிடீன்னு சொல்லிட்டு. அ சரி. போ. நாங்க அந்த பக்கம் நிக்கிறோம்ன்னு, அந்த பக்கம் நின்னுக்கிட்டாங்க.
ம். சரி. சரி. அவங்க கூட நெறைய பேர் இருந்தாங்களா?
அ இருந்தாங்க. அதாவது அங்க சொல்லி தரவிங்களே இருந்தாங்க. நீச்சல் கத்துக்கிட்டுருந்தாங்கள்ள, அவங்களலாம் இருந்தங்காட்டி பரவால்ல அப்டின்ட்டு, அ போனேன் பாதி தூரம் போனேன். என்னாயிட்டுதுன்னா, அது தண்ணி போயிட்டுருக்கங்காட்டி, நான் எங்க எடத்துலேருந்து தாண்டி போயிட்டேன். அ ரொம்ப தூரம் போகவும் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் போனா, அ தாண்ட முடியாதோ நம்மனால, அப்டின்ட்டு பாதி தூரத்திலிருந்தே திரும்பியும் வந்துட்டேன்.
ஆ, சரி, சரி. ஆஹா. சரி. அது என்ன கொஞ்சம், து தூரம் அதிகங்களா? இது உங்க சைட்லேருந்து அந்தாண்ட பக்கமா?
ஆமா. கொஞ்சம் எனக்கு நான் கொஞ்சம் அப்போ சின்ன பொண்ணா இருந்தாங்காட்டி, எனக்கு கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சிச்சு.
சரி, சரி.
ம். அதுக்கப்புறம் ஒரு
அப்போ, இன்னும், தண்ணீல குதிச்சிடீங்களா நல்லா? அ.
எவ்வளோ ஒரு 12 12 அடியா இல்ல, இல்ல ஆழம் வந்துட்டு, 12 12 அடி இருக்கும்னு நெனைக்கிறேன். அ அ அகலம் வந்துட்டு, ஒரு 20 அடிக்கு மேலேயே இருக்கும்.
ஓ! சரி, சரி. ஓ! அது அதிகம் தான். ஆமா. ஏன்னா, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொஞ்சம் அதிகம் தான். அது ஆமா. ம்.
ஆஹ அதான், அதான். ஆமாமா. ம் அப்ப என்ன ஆயிட்டுது அப்டின்னா, ம் திரும்பி வந்தாச்சு. திரும்பி வந்ததுக்கப்பறம், போ வேண்டாம், அதான் முடியலன்னு தெரிஞ்சுருச்சுல்ல, அப்டின்னு சொல்லிட்டாங்க. அ அப்புறம் சரி நானும் அமைதியா இருந்தேன். அதுக்கே டயர்ட் ஆயாச்சு. அ நானும் போட்டுருக்குறது வந்து சுடிதார் அப்டிங்கிறதுனால, என்னாச்சு அப்டின்னா, அது எல்லாமே நனஞ்சு அ வெயிட்டு நல்லா இழுத்துடுச்சு.
சரி. ஆமாமா. ஓஹோ!
ம். அதனால சரின்னு அ அமைதியா உட்காந்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா எல்லாரும் போய்ட்டாங்க. அ நீச்சல் கத்துக்கிட்டு இருந்தவிங்க எல்லாரும் போய்ட்டாங்க. அ அதுனால, ஒரு மாரி அதே என்ன எல்லாரும் பாக்குறாங்க நம்ம பாதியில வந்துட்டோமே அந்த ஒரு
ஆஹம். சரி. ஓ! அதாவது வந்து ஒரு என்ன ஒரு தோல்வி ஆயிடுச்சேன்னு நீங்க கருதிட்டு இருக்றீங்க ஆ, ஆ.
ஆமா! ஆனா, "என்னடா இது இப்டி ஆகிப்போச்சே!" அப்டிங்கிற மாதிரி அ அது ஒரு மாரி ஒரு வருத்தத்திலயே உட்காந்துட்டேன்னா பாத்துக்கோங்க.
சரி, ஆ.
இப்ப யாரும் இல்ல. இப்ப போனம்னா, பாதியில போய்ட்டு வந்தாலும், எந்த ஒரு அவமானமும் இருக்காது அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய்ட்டாங்க. இப்ப யாருமே இல்ல வைக்கால்ல. ஆ சரி இப்ப போய்ட்டு வந்துருவோம் ஒருக்கா ஒருக்கா போயி அந்த பக்கம் அத "அந்த பக்கம் போயே ஆகணும்." அப்டின்னு சொல்லிட்டு மறுபடியும் போறேன்.
ஓஹோ! அஹ. நீங்க எதனால அந்த முடிவ எடுத்தீங்க? ஏதாவது நான் வந்து ஒரு சாதிக்கன்னு அப்டின்னு முடிவு பண்ணிடீங்ககளா?
அதாவது, எனக்கு நீச்சல் தெரியுமா தெரியலையான்னு அப்ப தான் செக் பண்றேன் நானு. ம். ஆ போயாச்சு. குதிச்சு குதி இல்ல நான் குதிச்சு நீச்சல் அடிக்க மாட்டேன், எறங்கி தான் அடிப்பேன். அ அப்புறம் எறங்கி அடிச்சுட்டு போயாச்சு. பாதி தூரம் போயாச்சு, ம் மறுபடியும் அதே பிரச்சனை. மறுபடியும் அதுக்கு மேல போனா பயமா இருக்கு. எனக்கு என்னன்னா, நடுவுல போனோன்னே யாருமே பக்கத்துல இல்லாத மாரி ஒரு பயம் வந்துருது. அ நான் மட்டும் தனியா இருக்குற அ இப்போ அம்மாவும் தூரமா இருக்ற மாரி. அது நடுவுல போனோன்னே போனொனமே எனக்கு அந்த பயம் தான். அ "யாரும் இல்ல பக்கத்துல, யாரும் இல்ல பக்கத்துல." அப்டின்னு.
சரி, ஆ குதிச்சுட்டீங்களா தண்ணில? ஆ. சரி, சரி. ஆ. ம். ம்ஹ்ம். ஆமாமா. ஏன்னா தனிமையா வேற இருந்தேன்றீங்க, இல்லையா? அ ஓஹோ! ஆமா. அப்போ.
அ அப்புறோம் போயிட்டுருக்கேன். என்ன ஆயிட்டுது, என்னோட ஃபேண்ட் வந்து கொஞ்சம் நீளமா இருந்து, காலுக்கு கீழ வந்து அ தண்ணிய நல்லா புடிச்சி இழுத்து கால்ல வந்து அடிக்கிறக்கே விடல.
மாட்டிச்சுங்களா? ஐயயோ! சரி.
ம். கால் ரொம்ப வலிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு. அப்போ ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சி என்னால கால தூக்கவே முடியல அப்படிங்கற மாரி ஆகி, முழுக ஆரம்பிச்சிட்டேன்.
அ. அடடா. அ.
அ ரொம்ப கஷ்டம் அது. அதாவது நான் முழுகுறேன் அப்படிங்கிறது அ அம்மாக்கு மட்டும் தான் தெரியுது. யாரும் இல்ல கூட. அ அப்புறம்.
ஆமா. ஓஹோ! இப்ப இந்த ஓடுற தண்ணீன்றதால அது வேற இழுக்கும் இல்லைங்களா. உங்கள?
ஆமாமா. இழுத்துட்டு இருக்குது. முழுகுறேன் 2 ஒரு 2 தடவ உள்ள போயிட்டு வந்துட்டேன். அ அப்புறமா அந்த பதப்படு படப்பு வேற அதாவது நம்ம முழுகிருவோமோ. ம்.
ம். அய்யய்யோ! அ. ஆமா. நிச்சயமா ஆ ஏன்னா கிட்டத்தட்ட 20 அடி 12அடி என்னமோ சொன்னீங்க இல்லைங்களா? ஆழம். ம். புரி அதான் ஆ.
ஆமா, ஆமா. 20, 20அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆழம் 12. ஆமா ம் ஆ அப்போ ரொம்ப பயந்துட்டு சரி அப்போ என்ன ஞாபகம் வந்ததுன்னா, திடீர்ன்னு அ நம்ப மனச வந்து வச்சுக்கிட்டா தான் நம்ம முழுக மாட்டோம். லேசாக வச்சுக்கணும். அ அப்படின்னு திடீர்னு ஞாபகம் வந்து கொஞ்சம் லேஸ் பண்ணி, ஆனா 2 தடவை உள்ள போய்ட்டு தான் வந்தேன். அ முழுகிட்டு கஷ்டப்பட்டு மேல வர்றது அப்புறம் மல்லி முழுகறது அ அப்படி 2 தடவ பண்ணிட்டு. <laughs>
நிச்சயமா. ஆமா. ம். பரவால்ல. அந்த நீங்க அந்த மாரி ஒரு ஆபத்தான நிலையிலும், நீங்க வந்து உங்க மனச தேர்த்திக்கினு இருக்கிறீங்க.
<laughs> ஆமா. அங்க வேற அம்மாவுக்கு வந்து ஒரு மாரி அ பயந்துட்டாங்க. அம்மாக்கு நீச்சல் தெரியாது. ம். அம்மா இருந்தாங்க அம்மா இருந்தாங்க. அம்மாக்கு நீச்சல் தெரியாது. பயந்துட்டு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அ முழுகுது முழுகுறேன்னு ஏன் அம்மாக்கு மொத தடவ நானு இப்டி திரும்பும்போதே கண்டுபிடிச்சுட்டாங்களாமா. ம். "என்னமோ தப்பா இருக்குது" அப்படின்னு. <laughs>
ஆ. அதாவது உங்க அம்மா இருந்தாங்களா, அந்த ட நேரத்துல? சரி. அஹ. ஆமாமா. ஓஹோஹோ! <laughs> ஓ சரி.
அப்புறம் அம்மா "கத்து கத்துன்னு" கத்துனதுல ஊர்காரங்கலாம் வந்துட்டாங்க.
நீங்க கத்தலீங்களா? <chuckles> உங்களுக்கு, பயத்துல.
ஆஹூம் எனக்கு அதுதான். எனக்கு வந்து இங்கே சொல்லப்போனா, வாயே, வார்த்தையே வல்ல. நானே தண்ணி குடிச்சிட்டிருக்கிறேன். அங்க எங்க போயிட்டு கத்தறது? அப்படீன்கிற மாரி. ம். <laughs> அந்த மாரி, அ எனக்கு அப்புறம் கத்தணும், அப்பிடீங்கிறதெல்லாம் தோணல. அ எப்டி என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு மனசுல ஒரு மாரி பயம் வந்து, அப்புறம் அத சாந்தம் படுத்திட்டு, அட கையிலயே அடிச்சாலும் போயிறலாம் அ அப்பிடீன்னு சொல்லிட்டு கையிலயே அடிச்சுட்டு, அம்மா பக்கத்தல வரைக்கும் வந்துட்டேன். அ,
ஓ! இந்த வ வடிவேலு சொல்ற மாரி தான் இருக்கு, நீங்க சொல்றது. நானே தாவு தாவுன்னா எங்கடா தாவுறதுன்ற மாரி. ஆ. சரி. ஆஹ்ம். சரி, சரி. சரி. அதாவது, உங்க கால் வந்து, அப்போ உங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்றீங்களா?
ஆஹும். ஆ ஒண்ணுமே பண்ண முடியல. கால் வந்து வலிக்கிது. அதாவது, அ மெதுவா தான் அடிக்க முடியும். நல்ல போர்ஸா அடிச்சா தானே, நம்ம மூவ் ஆகுவோம். ம். அப்போல அவ்ளோ போர்ஸா அடிக்க முடியாது. ஆக்சுவலா கால தூக்கவே முடியல. 2 காலும் நல்லா, அந்த கண்டையில <chuckles> வலிக்குதுங்கிற மாரி செமையா வலி புடுச்சுடுச்சு.
ஓ! சரி, சரி. கண்டிப்பா. ஆமா. ஆமாமா. ஓ! சரி.
ம். அப்புறம் சரின்ட்டு கையிலயே அடிச்சுட்டு வந்துட்டிருக்கிறேன். அ மொத, மொதல்ல அந்த நீச்சல் பழகுன பையன் வந்துட்டான். அவன் வந்துட்டு கூப்பிட்டப்போ வந்தோடனே, வந்து அம்மாகிட்டே நின்னாச்சு. அ நான் அம்மாவ நோக்கி தான் வந்துட்ருக்கிறேன் அ வந்துட்ருக்கும்போது, என்னாயிட்டுதுன்னா, நான், எனக்கு யாராவது வந்து, து கூட்டிகிட்டு போங்க அப்பிடீங்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்துட்ருக்குறேன். அ ஆனா, அந்த பையன் என்ன சொல்லிட்டானா? வந்துட்டுருக்காங்கல்ல. வந்துருவாங்க அப்பிடீன்ட்டான். ஹெல்ப் பண்ண வல்ல. ஹெல்பே பண்ண வரல. அவன் பாட்டுக்கு இந்த கரைல நின்னுட்டிருக்குறான். ஐயோ! எனக்கு என்ன, ஏதாவது கையிறாவது தூக்கி போடுங்க, அப்பிடீன்கிற மாரி இருக்குது. ஆனா ஒண்ணுமே பண்ணல. அப்புறம்.
ஓ! பரவால. அ. அஹ்ம். <chuckles> சரி. ஆ. ஐயயோ! ஆ. சரி, சரி. ஆ. <laughs> ஆ. அதாவது, இந்த ஓடுற தண்ணி இருக்கில்லீங்களா. அது வந்து மிக அதிகமான வந்து, ஒரு ம் போர்ஸுன்னுவாங்கல்லயா. அப்போ அதுல எப்டி வந்து நீங்க எதிர்நீச்சல் போட்டீங்களா, எப்டி நீங்க? ஆ.
ம். ஆமா. ஆ. எதிர் நீச்சல் போடுவேன், நான் வந்த அதோட சைடுல போறக்கே, எனக்கு இத்தன ஆர்ப்பாட்டம். அ எதிர் நீச்சல் நான் போடல. தண்ணி போற திசையில தான் வந்துட்டிருக்குறேன்.
சரி, சரி. ஆ. ம்ஹ்ம். ஓ! சரி சரி அப்போ. யாராவது உங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்களா?
ஆனா, மிதக்க முடியல என்னால. அ கடைசியில அ கடைசியில வ நானே வந்துட்டேன் கரை வரைக்கும் வந்துட்டேன். அ கரை வரைக்கும் வந்ததுக்கப்புறம் என்னாயிடுச்சுன்னா, கை நீட்றாங்க, அ கையைப் கை வந்து நானு பிடிச்சுட்டேன்னு நினச்சு ஏன்னா நான் கையில தான நீச்சல் அடிச்சிட்டு வந்துட்டு இருக்கறேன். ஒரு கையை நீட்டி பிடிச்சிட்டேன்னு நினச்சே பாருங்க அப்படியே முழுகிட்டேன் உள்ள. <laughs>
சரி. ஆஹா ஆமாமா. ஆமா. ஆ. ஐய்யய்யோ! <laughs> என்னாச்சு அப்புறம்? ஆஹ.
அச்சோ அதான் அங்கே தான் முழுகன்னே. முழுகின உடனே எனக்கு போயிடுச்சு நினைவு போயிடுச்சு. அ ஏன்னா ப அங்கேயே நடு நடு வாய்க்காலயே ஆல்ரெடி 2 தடவை தண்ணி குடிச்சிட்டங்காட்டி, அ இப்ப இது 3வது தடவை முழுகிட்டேன். அ கையை அவய்ங்க அதாவது ஒரு ஒரு இன்ச்சு கேப்பில எனக்கு கை எட்டல, அ எட்டாம அவங்களுக்கு எட்டல, அதனால என்னை பிடிக்கிறதுக்குள்ள நான் முழுகுறன் அ அப்படியே. அப்போவே அந்த பையன் அங்க உள்ளே என் என்னோடவே குதிச்சுட்டான். அப்பதான்
ஐயோ! ஆ. தண்ணி குடிச்சுட்டு இருந்தீங்க, ஆமா. ஆஹ. சரி சரி. ஆஹ. அதாவது நீங்க முழுகுறது உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா?
ம். கை இத கை படுல அங்க கைய நா நீட்டின கைய அங்கே போய் சேரல அப்படி என்கிறதும் நான் முழுகுகிறேங்கறது தெரிஞ்ச்சுச்சு. அவ்வளவு தான் தெரிஞ்சது. அதுக்கு அப்புறம் எனக்கு நெனைவே இல்ல.
ம். ஓகே, ஓகே ஓஹோ! அப்புறமா எப்படி நீங்க வந்து சுயநினைவு வந்தது உங்களுக்கு?
அ அதுக்கப்புறம் யாரோ, எனக்கு எப்போ வந்ததுன்னா? ஒரு 1/2 மணி நேரம் போராட்டங்களாமா, எனக்கு 1/2 மணி நேரம் எனக்கு நினைவே இல்ல. <laughs> எந்திரிச்சு
அய்யயோ! <laughs> ஆ. இப்போ நெறைய தண்ணி குடிச்சிட்டு இருக்கறீங்க.
ஆமா ஆமா. ஆ. 1/2 மணி நேரமா, க என்ன பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் இன்னும் ஊருக்காரங்க கயிறு எடுத்துட்டு, இன்னும் 2,3 பேரு நல்லா வாட்ட சாட்டமான ஆள்லாம், வந்துட்டு. அ அந்த பக்கம் அதாவது நம்ம போயிட்டு தானே இருக்கிறோம். இந்த சின்ன பையன் என்ன பண்ணான்னா? நான் முழுகின அதே இடத்தில் குதிச்சு, என்ன கீழே முழுகாம என்னோட தலையை மட்டும் பிடிச்சிட்டே வந்துட்டுருந்தாப்டியாமா ஓரமா. அ ஆனா என்ன வெளியே எடுக்க முடியல.
ம். ம். சரி. ஆமாமா. ஓ! சரி சரி. அஹ. அதாவது அந்த கரை ஓரத்திலயே, வந்து அ இது ஆழம் அதிகமா இருந்துச்சா?
ஆமா. அந்த இடத்தில ஆளம் அதிகமா இருந்துச்சி, அந்த ஓரத்திலேயே.
சரி. அப்புறம், அந்த சிறுவர் என்ன பண்ணாரு. ஆ.
ம். அ அவரு வந்து என்னோட தலமுடிய புடிச்சுட்டு ஓரமாவே நீத்திட்டு வந் நீந்திட்டு வந்தாராம. என்ன புடிச்சுட்டு நி அவர்னாலயும் நீந்த முடியலையாமா. ஏன்னா அவரும் அப்பதான் கத்துக்குட்டு இருக்குறாரு. ஆ. அ அதனால ஆ ஆ ஆக்சுவலா அம்மா கத்துனத விட அந்த பையன்தான் தண்ணிக்குள்ள விழுந்து கத்து கத்துன்னு கத்துனாமா. வாங்க வாங்கன்னு. அப்புறம் அவனோட வாய்ஸுக்கு தான் வந்து ஊர்க்காரங்க வந்தாங்க அப்புறம். ஆ. வந்துட்டு 2 பேர் இறங்கி அந்த பக்கம் அ அந்த பையனையும் புடிச்சுட்டு அவனையும் புடிக்கணும் என்னையும் புடிக்கணும் இப்ப. ம். 2 பேரத்தையும் புடிச்சு, அ என்ன கொஞ்ச நேரம் ஆ தண்ணிக்குள்ளறுந்து வெளியே எடுத்து, ஆ அ கயிறு கயிறு கட்டி மேல தூக்கணும். ஏன்னா ஆழமா இருக்குல. ஆ கரையில வந்து ஆ ஆல கரையிலேயுமே ஆ ஒரு மாரி மேடு மேடா தான் இருக்கும்.
ஆமாமா. ஒரு சின்ன பையன்னீங்க. ஆமா. ஆஹ. <laughs> ஆ. சரி. சரி. ஆமாமா. கரைக்கு கொண்டு வந்தாங்களா? ஆமாமா.
அப்போ ஆ தூக்குறாங்க அப்டின்னு தூக்கும்போது என்னாச்சுன்னா, தானா வந்துருச்சு எனக்கு. முழிப்பு வந்துருச்சு. ஆ எந்த ம் எந்த முதலுதவியுமே பண்ற அளவுக்கு இல்ல. மேல தூக்கிட்டு வந்துட்டு தண்ணி இருந்தா எடுக்கலாம், அப்டின்னு நெனைச்சிருந்துருக்கிறாங்க. ஆ மேல தூக்கும்போதே வந்து, கை வயித்துல வந்து, கயிற வச்சு இப்டி கட்டும்போதே என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, முழிப்பு வந்துருச்சு எனக்கு.
சரி. ஆ. பரவால்ல. ஓகே. ம்ஹ்ம். சரி. எதனால அந்த கயிறு கட்றது? எதனால பண்றாங்க அப்டி?
ஆ அது எதுக்கு பண்றாங்க அப்டின்னா, கொஞ்சம் ஆழந்தான். அது ஒரு 3 அடி உள்ள இருக்குறோம். நம்ம தண்ணீ. தண்ணீயோட மேற்பரப்புக்கும், அ நெலத்துக்கும் ஒரு 3 அடி இருக்கும்.
ஆ. சரி சரி ஆ. சரி, சரி.
ஆ என்ன தூக்கணும்ல மேல. அந்த நெலத்துக்கு தூக்கிட்டு வரணும். ஆ கயிறு கட்டி இழுக்குறக்காக, கயிறு கட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆ அப்போ எனக்கு முழிப்பு வந்துருச்சு.
ஆ அப்ப கயிறு கட்டி, மேல இழுத்தாங்களா உங்கள? சரி. சரி, சரி. ஆ.
ம் ஆனா ஒரு ஒரு ஒரு 4 பேரு வர வேண்டியதா போச்சு எனக்கு. அந்த ஆத்துல அந்த வாய்க்கால்ல ம் அப்புறம் மயங்கி விழுந்துருக்கேன் அப்படிங்கிறனால, என்ன மேல தூக்கினதுக்கப்புறம் தூக்கி ஃபர்ஸ்ட்டு தூக்கிருவோம் மேல அப்டின்னு தூக்கிட்டுருக்காங்க. அ முழிப்பு வந்ததுக்கப்புறம் நானே அதுல ஏறி நடந்து வந்துட்டேன்.
ஆமா ஏன்னா, நெறைய தண்ணீ குடிச்சிருக்கிறீங்க அ. சரி. ஓ! பரவாயில்ல அந்த அளவுக்கு. அ. <chuckles> அ.
அ <laughs> ஆமா ஆமா. ஆனா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சாமா. அது கொஞ்சம் தூரம் தான். அந்த கொஞ்சம் தூரத்தில, நான் இங்கேருந்து அங்க, அந்த அந்த பக்கம் போறது என்ன புடிச்சு அப்புறம் மேல கயிறு கொண்டாந்து கட்டி எடுக்கறக்கு, அதுக்கெல்லாம் ஒரு 1/2 மணி நேர போராட்டமாயிடுச்சு. அ ஆனா, அ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த வாய்க்கால்ல விழுந்து தப்பிச்சது நான் ஒருத்தி தான்.
சரி, சரி. ஆஹ. அப்படீங்களா! எதனால அப்படி சொல்றீங்க? அ.
ஆமா. அ அதுல மேக்ஸிமம் என்ன ஆயிரும் அப்படீன்னா, இந்த வயசானவிங்க விழுந்தாவோ, இல்ல வந்துட்டு ம் டிரிங்க்ஸ் பண்ணீட்டு விழுந்தாங்கனாவோ வந்துற முடியாது வெளிய.
சின்ன பிள்ளைங்கள். ஆ. அப்படீங்களா?
ம். இதே கெடைக்காது. ம் பெணமே கிடைக்காது. விழுந் ஆ. அ.
அதாவது பிணம். ஆஹா! ஏன்னா அது வந்து ரொம்ப நீளமான வாய்க்காலுங்களா அது?
ஆமா, ஆமா. ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப நெறைய கிலோமீட்டருக்கு போகும் அந்த வாய்க்காலு. அ பெரிய வாய்க்கால்ன்னே சொல்லுவாங்க.
சரி, சரி. எந்த ஆத்துல இருந்து வருது தண்ணி அது?
ம்? கேட்கலைங்க.
ஆ. அதாவது எந்த ஆற்று தண்ணி வருது உங்களு உங்க வாய்க்கால்ல?
காவிரி.
சரி, சரி.
காவிரி ஆத்தோட தண்ணி தான் வருது. அ அது வரது வந்து கொஞ்சம் நல்லா அகலமாவே இருக்கும். நல்லா ரொம்ப அகலம். ஆழமும் அதிகமா இருக்கும்.
ஆஹா. ஆ. இப்ப நீங்க மேல வந்ததுக்கப்புறம் உங்க அம்மாவுடைய உணர்வு எப்படி இருந்தது? அவுங்க எதாவது சொன்னாங்களா?
அ அம்மா என்ன சொன்னாங்க அப்படீன்னா, "இனிமேல் இந்த பக்கம் வரவே கூடாது." அப்படீன்னு சொல்லிட்டு, இப்ப வரைக்கும் கூட்டிட்டு போறதில்ல. ஆமா. "அ உன்னால தான் எல்லாம் ஆச்சு. எனக்கு வேற கண்ணே தெரியாம போயிடுச்சு." அப்படீன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ம். அம்மா அதுக்கப்புறம்
<laughs> தடை விதிச்சுட்டாங்களா? ம். ஆமா, பாவம் அவுங்க. ஆ. அதாவது அதுக்கப்பறமா நீங்க போனீங்களா? இல்லையா?
அஹ்ம் இன்னும் மறுபடியும் அங்க போகணும்னு நெனைப்பு. ஆனா, இன்னும் போகல. ஆனா, அங்க இருக்கிறவைங்கலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, "இல்லன்னா உனக்கு அதாவது நீச்சல் தெரிஞ்சிருக்குல்ல? அ நீ வந்து தைரியமா போயிருந்தீன்னா அப்ப வந்துருக்கலாம். அ நீ பயந்துகிட்டங்காட்டி தான் வர முடியல." அப்படீங்கிற மாரி கொஞ்சம் ஆறுதல் சொல்லி அனுப்புனாங்க. <laughs> ம்.
அப்படீங்களா? ம். ம். ஆமா. பயந்துட்டதால. ஒ ஓஹோஹோ! அதாவது என்னதான் வந்து நம்பளுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும், ஒரு ஒரு அளவுக்கு மேலன்னா நம்பளுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுதுன்னு இல்லைங்களா?
ம். ஆமா, ஆமா. அ அந்த நேரத்துல ஆனா, திரும்பி வந்துமே என்னால முடியாம, போய் உயிர் போய் வந்துச்சுன்னே, சொல்லலாம். அ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்துட்டு, எனக்கு இங்க நெனைவே இல்ல. அ எந்திரிச்சது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு.
ம். அ கண்டிப்பா. சரி, சரி. அதாவது உங்க வாழ்க்கையில வந்து எப்படி ஒரு துணிச்சலான விஷயம் நீங்க செஞ்சீங்க. ஆனா, அது வந்து எப்படி ஒரு ஆபத்தாக மாறுனுது, அந்த அவசர நிலைய வந்து அந்த குறிப்பா அந்த சிறுவர் வந்து உங்களுக்கு எந்த வகையில வந்து அ உதவி பண்ணாரு, அப்படீன்றது வந்து நீங்க அருமையா விளக்கமா சொன்னீங்க. அதற்கு நன்றி.
ம். <laughs> ஆ. ஆமாங்க. ம். ம். ஆமாங்க, நீங்களும் ஆர்வமா கேட்டுட்ருந்தீங்க. அ ஏதோ ஒரு நல்ல விஷயம் கடைசியில நடந்தங்காட்டி தப்பிச்சோம். நன்றிங்க.
ம்ஹ்ம். <laughs> நன்றி.